இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து குழந்தை பருவ காலம் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த குழந்தை பருவத்திலயே வந்து நெறைய விளையாட்டு விளையாடிருப்போம். அந்த விளையாட்டுல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்டு ஒரு நீங்க மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1 விளையாட்டு உங்களுக்கு நினைவில இருக்கா இப்ப?
ஹ! விளையாட்டுன்னு சொல்லம்போது நெறையா இருக்குதுங்க. அதில வந்து நாங்க ஸ்கூல் லீவ் அப்போலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த அண்டர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு 1 தி வெளையாட்டு இருக்குது. 1 குச்சி இருக்கு அ 1 குச்சி எடுத்துக்குவோம். அதில 1 ரவுண்ட் வட்டம் ஒரு போட்டுக்குவோம். அதுக்குள்ளே நம்ம நின்னுக்கணும். அதில நின்னுட்டு வந்து ஒரு அண்டர் ஓவருன்னு சொல்ட்டு குச்சிய தூக்கி போடணும்.
சரி.
அந்த குச்சிய தூக்கி போட்டுட்டு, அது பின்னாடி இருக்கிறவிங்க வந்து கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா, நான் அவுட்டு.
ஓ! அந்த விளையாட்டில எத்தன பேர் விளையாடலாம்?
ம். எத்தன பேர் வேணாலும் விளையாடலாம். நம்மள பிடிச்சிட்டாங்கனா, அப்படி சப்போஸ் அந்த விளையாட்ல யாரும் புடிக்கல நம்ப அப்டின்னா, அந்த குச்சியில இருந்து எந்த இ எந்த இடத்துல இருக்கோ, அதுல வந்து அவிங்க சொல்லுவாங்க. இத்தனை ஸ்டெப்ஸ்ல நீ போய் அங்க அ அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிரனும். அந்த கு குச்சிய டச் பண்ணிட்டும் அதே ஸ்டெப் அளவுக்கு வந்து, அந்த வட்டத்துக்குள்ளார நம்ம வந்துரணும்.
ஓ! அதே மாதிரி குதிச்சி குதிச்சி வரணுமா, இல்ல எப்படி?
அந்த மா.